பொதுவா வந்து பாத்தோம் அப்டின்னா, ஒரு நெறைய நல்ல பழக்கவழக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களுடைய மனநிலை, அவங்க எப்டி நடந்துக்கிறாங்க, எப்டி இருக்கிறாங்க, இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எப்டி இருக்கிறாங்க, அப்டின்னு அத பார்த்து அதுக்கு ஏத்த மாரி வந்து நடந்துக்கிறது. அது ஒரு நல்ல பழக்கம். ஆ அப்டி அந்த மாதிரி, இப்போ நீங்க யார்கிட்டயாவது பேச போறீங்க அப்டின்னா அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் வந்து <inhales> ஆ எத சொல்ல நினைக்குது. அப்டின்ற விஷயத்தை நீங்க எப்புடி வந்து அவங்க சொல்லாமலே நீங்க புரிஞ்சுக்குவீங்க? அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் எதுவும் இருந்தா பகிர்ந்துக்கிறீங்களா?
இல்ல, அது எனக்குன்னு தனி அனுபவம்னு இல்ல. எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா, நான் நமக்கு அது ஒரு இயல்பான குணம். அ நம்மளோட ஒரு குணத்தில அது ஒண்ணு. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம அம் அவங்களோட. அ சில விஷயங்க, அவங்களோட சிலவு செயல்பாடுகள வச்சு பார்க்கலாம். உதாரணத்திற்கு, அவங்களோட உடல் மொழிகள் எப்டி இருக்கு. இல்ல, அவங்க என்ன மாரி குரல் தோணியில பேசுறாங்கவ. ஆ அதுபோக, அவங்க ஒரு வார்த்தை ஒரு ஒரு பெரிய விஷயம் பேசுகிறாங்கன்னா அவங்களோட வார்த்த அமைப்புகள் எப்டி இருக்கு. எப்டி பேசுகிறாங்க, கோவமா பேசுறாங்களா? இல்ல, ச ஆ வருத்தமா பேசுறாங்களா? இல்ல, சந்தோஷமா பேசுறாங்களாங்கிறது. ஆ இது போக பாத்தீங்கன்னா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹ. ஆ. ம்ஹ்ம். ஓ! அதாவது, "இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்," அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்க அப்டின்ற விஷயத்து அவங்க முகத்தில பார்த்து வந்து நம்மளால அத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுங்களா? பேஸ் ரீடிங்க அப்டின்ற மாதிரி.
கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, நெ ரொம்ப குறு குறைவான ஆள்கள் தான் வந்து தான் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத வந்து முகத்தில காட்ட மாட்டாங்க.
அஹ. ம்ஹ்ம்.
அது எப்படின்னா உதாரணத்துக்கு அலுவலகத்தில நீங்க பார்த்தா தெரியும். சில நேரம் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா, இந்த இப்போ ஒரு பெரிய அ இணையதளத்தில மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, வீடியோ மீட்டிங் நடந்திருக்குன்னா. அவர் மனசுல வந்து அந்த மே மேலாளர் க வந்து பத்தி தவறான நினைச்சிட்டுருப்பாரு. ஆனா, வே நேரடியா பேசும்போது பார்த்தீங்கன்னா முகத்த சிரிச்ச மாரியே வச்சுட்டு பேசிட்டுருப்பார்.
ம், ம். ம்ஹ்ம். ஓ! அந்த பாவனை, அந்த நேரத்துக்கு அவுங்க கிட்ட சிரிச்ச மாதிரி <inhales> ஆ எ ஒருவேளை அதுக்கு வந்து, அவுங்க சொல்ற ஒரு கருத்துல இவருக்கு உடன்பாடு இல்ல அப்டின்றபோதும், "நம்மளுடைய ஹையர் ஆஃபிஷியல், <inhales> அவுங்க சொல்றாங்க கேட்டு தான் ஆகணும்" அப்டின்ற மாரி ஒரு தூண்டுதல் இருக்கிறதுனால அவுங்க கிட்ட எதுவும் கெட்ட பேர் வந்துரக்கூடாது, அப்படின்ற ஒரு விஷயத்துனால வந்து, அந்த முகத்தில அந்த ந சிரிப்புன்ற ஒரு திரைய போட்டு "இது சரியா தான் இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான்" அப்டின்ற மாதிரி சொல்ல நேரிடுது இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. ஆனா, பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்களோ, நம்மளுக்கு நெருங்குனவங்களோ, சொந்தக்காரங்களோ, யாரோ இல்ல நம்ம நெறைய நம்ம பாத்துருப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அ பல வருட நம்ம கிட்ட பழகுனவங்கள வந்து நம்ம அவுங்கள எ மனநிலைய வந்து நம்ம எ அவங்க செய்யக்கூடிய செயல்கள வச்சு கண்டுபுடிச்சிரலாம். அவுங்க மொகத்தில எதுவும் கண்ணு காணாட்டா கூட. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆ அ. இப்ப நம் இப்ப நம்ம கொழந்த வருது. பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றா. வரும்போது பாத்தீங்கன்னா, அவ வந்து வந்தவோன்னே வந்து ஒரு து நேரா ஒ வழக்கமா பாத் பைய ஒரு எடத்துல வப்பா. ஷூவ கழட்டி ஒரு எடத்துல வப்பா. ஆனா வர நேரத்தில அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அங்கங்க தூக்கி, தூக்கி போட்டு போயிட்டுருப்பாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! அப்போ எதோ ஸ்கூல்ல எதோ டென்ஷன் பண்ணி அனுப்பிருக்காங்க. மேடம் கோவமா இருக்காங்கன்றது, அப் புரிஞ்சிக்கலாம். அந்த செய்கை மொழி அப்டின்றதுனால.
ஆமா. அது ஏதோ ஒரு இதுன்னு கண்டிப்பா. அதுபோக நம்ம வந்து அ வீட்டிலேயே வந்து நம்ம வந்து அ சில நேரம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, அம்மா வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சவோன்னே, தொடக்கத்தில பாத்தீங்கன் பிள்ளைங்க அழுவாங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க அழாது. மொகத்த இறுக்கமா வச்சிரும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ!
அப்படி அவங்க முகத்த பார்க்கும்போதே தெரியும், பெத்தவங்களும் தெரியும், ஓ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இது வந்து சின்ன வயசுலன்னு இல்ல. ஒரு அந்த பெற்றோர் வந்து, பெரிய அவுங்க முதுமை வயதுக்கு போன பிறகும் குழந்தைகளோட வ அவங்க வ வார்த்தைகள் எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன டோன்ல பேசுறாங்கங்கிறத வச்சே பெத்தவங்க, பா என்னப்பா, எதா பிரச்சனையா? என்ன, ஏதும்பாங்க!
ஓ! ம், ம், ம். நிச்சயமா, இந்த அனுபவம் வந்து எனக்கே இருக்கு. <inhales> நான் எனக்கு இங்கே ஏதாவது எனக்கு பிரச்சனை, மனக்கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருந்தேன்னா! <inhales> அ ஒண்ணுமே இல்ல எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாகிட்ட ஒரு "ஹலோ" மட்டும் சொன்னா, போதும் அந்த ஹலோவுலேயே அவுங்க புரிஞ்சுக்குவாங்க. <inhales> "நல்லா இருக்கியா? எதுவும் பிரச்சனையா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சுக்குவாங்க. <inhales> எனக்கு அப்போ தோணும், எ "அவுங்க என்கூடவே இல்ல, அவுங்க என்ன நடந்தது எதுவுமே தெரியாது, அவுங்க என் முகத்த கூட பார்க்கல! <inhales> அந்த ஒரு வார்த்தையில, அந்த ஹலோன்ற ஒரு வார்த்தையில வந்து <inhales> எப்படி எல்லாத்தையும் அவங்க வந்து கணிக்கிறாங்க" அப்படின்னு. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு ஏன் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. <inhales> நானும் மனுஷி தான் எனக்கும் உணர்வுகள் இருக்குன்ற விஷயத்த, இவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எனக்கு, அது நிறைய நாளாவே இருக்கு. எப்படியா தெரியணும் தானே அவங்களுக்கு. <laughs>
சரி. ம். கண்டிப்பா. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா என்னன்னா, அவங்க கூடயே இருக்கிறதுனால, அந்த 2வது புதுசான ஒரு உறவுனால அது அந்த அந்யோனியம் வரதுக்கு நேரம் எடுக்கும். அ அது போக அவுங்க வந்து 2 பேருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு வேளை அ 2 பேர் மேலயும் தவறு இருக்கலாம். ஆனா ஒத்துக்கிடறதுக்கான மனநிலை இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து அலுவலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு 30 பேர் கொண்ட இப்ப என் கீழே ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 30 பேர் வந்து, எ இப்ப எனக்கு நிர்வாக அ அனுபவம் நிறைய இருக்கிறதுனால, என்னென்னா யார் வந்து அவங்க செய்யற வேலைய வச்சு நம்ம கணக்கு போட்டுருவேன் "இவர் வந்து முழு ஈடுபாடோட, வேலை செய்யல" அப்படின்னு.
ம். நிச்சயமா நிச்சயமா. ம்ஹ்ம். நிச்சயமா நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹும் ஓ! அது அந்த அனுபவத்திலேருந்து உங்களுக்கு கிடைச்சது இல்லையா. <inhales> எ அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க ஈடுபாடோட வேலை செய்யறாங்களா? இவங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? இந்த வேலைக்கு இவங்க தகுதியானவர் தானா அப்டின்ற விஷயத்த வந்து நீங்க அதை பார்த்தே கணிச்சிடலாம்ல.
உதாரணத்துக்கு அவங்க ஒரு கண்டிப்பா. கண்டிப்பா. உதாரணத்துக்கு நீங்க பார்த்திங்கன்னா, இப்போ கிரிக்கெட் நீங்க பார்த்திங்கன்னா, அந்த ஆ ஒரு ஒருத்தர் வந்து, பந்து வீச்சு பந்து வீசுறார்ன்னா ஒரு 1 ஓவருக்கு ஒரு தடவ அவர் அந்த தொப்பியோ, இல்ல அ கண்ணாடியோ வந்து அந்த அம்பயர்ட்ட குடுத்துட்டு, நடுவர்கிட்ட குடுத்துட்டு போவார்.
ஆஹா. ம்ஹ்ம்.
அந்த ஓவர்ல அவருக்கு வந்து அதிகமா சிக்ஸர் யாராவது அடிச்சுட்டாங்க அப்டின்னா, அத வாங்கிட்டு போகும்போது அவரு அத புடுங்கிட்டு வாங்கிட்டு போவாரு. <tsk> அந்த வாங்குற தோனியே மாறி இருக்கும்.
ஆஹா. ஓ. ஓ! இதெல்லாம் அந்த உடல் மொழியில. <inhales> இது நான் கவனிச்சது இல்ல, புதுசா இருக்க.
ம். ஆமா, இது எல்லாமே தான் உடல் மொழி. இத பார்த்தே வந்து இது பண்ணிக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆ ஆ நம்ம வந்து ஒரு விஷயத்த, ஒரு ஆ இதில ஒரு உ அலுவலகத்தில வந்து, சின்னதா ஒரு கலந்தாய்வு வச்சு நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய மேலாளர் வந்து அந்த மீட்டிங்கை நடத்துறப்போ அவர் வந்து வேறு ஏதாவது பிரச்சனையில எதிர் இருந்தாருன்னா, அவரோட முகத்தில் அவர் தோணியிலேயே வந்து, அந்த ஒரு ஆக்ரோஷமா பேசுவாரு. அந்நேரம் வந்து நம்ம வந்து நமக்களோட முன்னேற்றம் சார்ந்த சில விஷயங்கள வந்து தனிப்பட்ட விஷயங்கள வந்து, அங்கே அவர்கிட்ட கேட்க கூடாது, இல்ல நான் நல்ல வேலை பார்த்துருக்கேன்.
ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹ் ஓஹ்! ஆ அது அந்த நேரத்த பார்த்து நம்ம சரியா, எந்தே நேரத்தில சொல்லணும். எந்த நேரத்தில சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத புரிஞ்சு வந்து நடக்கணும் இல்லையா? <inhales> ஏன்னா, அவங்க அவரோடைய அந்த சூப்பர் பாஸ் அப்படின்றவங்கள்ட்ட போய் எதாவது பிரச்சனையில ஏதாவது <inhales> திட்டு வாங்கிட்டு வரும்போது, அவங்க ரொம்ப அந்த அவங்க கோவத்தில இருப்பாங்க, அந்த நேரத்தில நம்ம பிரச்சனையை போய் சொல்லி, அப்போ வந்து நம்ம பிரச்சனைக்கான தீர்வுன்றது அந்த இடத்துல நிச்சயமா வந்து கிடைக்க வாய்ப்பு இல்ல. அ மேலும் பிரச்சனைகள்
கண்டிப்பா. கிடைக்காது நம்மளு நம்மளு நம்ம தேவையில்லாம திட்டு வாங்குற மாரி இருக்கும்.
ஆ. இப்போ அது போக இப்போ வந்து, ஒருத்தவங்க வந்து ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலைன்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்ப மன அழுத்தத்தில இருந்தாங்க அப்படின்னா, <inhales> அது அவங்களுடைய அந்த முகத்தை பார்த்தோ, இல்ல அவங்களுடைய வந்து நடவடிக்கைகளை பார்த்தோ கண்டுபிடிச்சிடலாங்களா? அது பார்த்த உனே அத படிக்க முடியுங்களா? நம்ம நம்மளால?
ஆமா. ஆ தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்கள வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல கணவன் மணி இருப்பாங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கருத்து ஏற்பாடு இருக்கும். அவங்க அதனால ஒரு 2, 3 நாள் பேசாம இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, கதவை டம்முனு அடைச்சிட்டு போவாங்க. ஆ சாப்பாடு வச்சா பேருக்கு சாப்பிட்டு எந்திரிப்பாங்க கூட சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. அஹஹா. ஆ அப்ப வந்து அவங்க கோவத்துல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா, மன அழுத்தத்தில இருக்காங்களன்றது எப்டி கண்டுபிடிக்கிறது. <inhales>
இந்த மாதிரி விஷயம் ஆமா. இது எல்லாருக்கும் மன அழுத்த கோபம் வந்து எதனால வருது, மன அழுத்தத்தோட வெளிப்பாடுதான் கோபம். ஒருத்தவங்க வந்து அழுத்தமான நிலையில இருந்தாங்கன்னா, அவங்க அத வெளிப்படுத்தணுங்கிறப்போ கோபத்து மூலம் தான் வெளிப்படுத்துவாங்க. வேற எது வழியாவும் வெளிப்படுத்த முடியாது. அது பேச்சில் வெளிப்படலாம், இல்லைன்னா அவங்க செயல் செய்கிற செயல்களில வெளிப்படலாம். இந்த மாதிரி இருக்கும்.
ஓ! அஹா. ஆ. ஸ்ல அதாவது, இப்ப நார்மலா இவ்வளோ பேசுவாங்க அப்டின்னா, அவங்க எதுவுமே பேசாம ரொம்ப சைலன்ட்டா <inhales> இல்ல வந்து, இப்ப இந்த மாரி விஷயத்துக்கலாம், அவங்க கோவப்படணும். ஆனா, எதுக்குமே கோவப்படல எதுவுமே அதாவது, அவங்களுடைய அந்த தினசரி அந்த பிஹேவியர்லேருந்து ஒரு மாற்றம் வரும்பொழுது, அப்போவே நம்ம உணர்ந்துக்கலாம். ஏதோ பிரச்சனை இருக்கு, கோவத்துலியோ <inhales> இல்ல அந்த மாரி டிப்ரஷ்டான ஒரு மனநிலையிலயோ இருக்காங்க அப்டின்றது, அத புரிஞ்சுக்கலாம் இல்லையா?
கண்டிப்பா. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினா கூட, நம்ம வந்து அ ஒருத்தவங்க நல்லா பழகிட்டே இருப்போம். அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினா கூட, சில நேரம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க, ஆனா அனுப்ப மாட்டாங்க. அந்நேரம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு நெனைச்சிட்டு அத விடணும். அவங்க எப்போ வந்து அவங்களோட பிரச்சனைலாம் தீர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மகிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம பேச்சை தொடரலாம்.
ஆ, இப்போ, இப்போ. ஆஹா. ம். ஆ. ஆ ஆமாம்மா. <inhales> எனக்கு இப்ப நீங்க இதை சொன்னதுக்கப்புறம், இன்னும் ஒரு கேள்வி வந்து எழுதே, ஒரு சந்தேகம். <inhales> என்னன்னா, இப்போ நம்ம நேரா பார்க்கும்போதோ, அவங்களோ அவங்க கூட இருக்கும்போதோ, அவங்க செயல்கள வச்சோ, முகபாவனைய வச்சோ வந்து அந்த அவங்க எ என்ன மாரி ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட உணர்வுகள தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இப்போ இந்த இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப தூரத்தில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து, எப்டி கான்டாக்ட் பண்ணிக்குவாங்கன்னா, ம இந்த கைபேசி மட்டும் தான், <inhales> இந்த மெசேஜ் மூலமாவோ இல்ல, பேஸ் பேச்சு மூலமாவோ அப்டி இந்த மெசேஜ் பரிமாற்றம். இதில வந்து நமக்கு நெருக்கமானவங்களுடைய மனநிலை வந்து நம்மளால அங்க உணர முடியுங்களா?
ம்ஹ்ம். ஆமா. ஆமா. ஆ உணர முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கட்ட அந்த மாரி நிலையில வந்து, நம்ம அவங்கட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து ஃபோன மோகு சரியா பேசி வைக்கிறோம்ன்னு சொல்ற நேரத்தில கூட முதல்ல இருந்து அ ஃபோன வந்து வெட்டி உட்டுருவாங்க, கட் பண்ணிருவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே.
ம்ஹ்ம். ஓ! ஓக்கே ஓக்கே ஓக்கே. இ இந்த மாரி. ஆ.
ஆமா. அதெல்லாம் பார்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோவத்தோட வெளிப்பாடு இல்லைன்னா அவங்க நம்ம அந்த நேரத்துல அவங்க நம்மகிட்ட பேச விரும்பலங்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப இறங்கிப் போகக்கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஆ தவறு அவங்க மேலேயே இருக்கும், ஆனா ஆனா அவுங்க என்னன்னா நம்ம தான் தவறு பண்ணோம்பாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சியம்மா.
அப்படி இருக்குற நேரத்துல நம்ம வந்து, அத உடனே வந்து அதுக்கு எதுவுமே வந்து, எந்த அளவுக்கு நம்ம வந்து ப எதிர்வினையா நம்ம வந்து அவுங்க பேசுறதுக்கு பதில் சொல்றோமோ, அப்பதான் அந்த பிரே பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகமாகும். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அத கண்டுக்கிடாம விட்றணும். நீங்க ஒருத்தவங்கள வந்து பே பேசிட்டு இருக்கே இவங்கள்ட்ட வந்து நீங்க கண்டுக்கிடாம விட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்க உங்க மேல இருக்குற பவர் போயிரும்.
ம்ம்ஹ். ஓஹோ!
நீங்க அது வந்து என்னென்னா எருப்பு மேல நெருப்பு மேல வந்து பெட்ரோல் ஊத்துற மாரி தான். அவங்க எரிஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பேசும்போது, இன்னும் பெருசாயிட்டு தான் போகுமே தவர. ஏ கண்டுக்கிடாம போயிரணும். இல்ல வீட்லே இல்ல ஒரு சண்ட நடந்தா கூட வெளிய போயிரலாம், ஒருத்தரு.
ஆ. ஆ, அஹ்ம். ஆ. நிச்சயமா நிச்சயமா. அதாவது இந்த கோபமான இல்ல, ஏதாவது ஒரு <inhales> இந்த சரியான புரிதல் இல்லாத பட்சத்துல ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா, அந்த நேரத்துல விட்டு குடுத்துட்டு ஒப் அ ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கருத்துக்கள வந்து சொல்லிக்கலாம். <inhales> அப்போவே சொல்லும்போது மீண்டும் மீண்டும் ரெண்டு பேருக்கான அந்த பிரச்சனையோட விரிசல் வந்து ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய, அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வரீங்க, இல்லையா? இன்னும் <inhales> இப்போ இந்த இணையதளத்துலலாம் அதிகமா ஒரு சில வார்த்தை வந்து, இந்த அண்மையில பகிரப்படுது. இந்த இன்ட்ரோவர்டு, எக்ஸ்ட்ரோவர்ட் அப்டின்ற ஒரு வார்த்தை. இப்படி இந்த ரெண்டு மாதிரியான ஒரு பிஹேவியர் உள்ள அந்த பெர்சன்ஸ் அவங்களுடைய அந்த உணர்வுகள், <inhales> அத வந்து மாறுங்களா? ம் அவங் ஒரு வேள வந்து அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்னு இருப்பவங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. வந்து ரொ ரொம்ப வந்து வாலண்டியரா பேசுறது இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க. <inhales> ஆனா வந்து அவங்க உள்ள மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து அப்போ நம்ம கண்டுபுடிக்க முடியாது தானே? அவங்களுடைய பேச்சிலயோ பிஹேவியர்லயோ.
கண்டிப்பா. அ ம். ஆமா.
இல்லையா? நான் கேக்கிறது உங்களுக்கு புரியுது
இல்ல, அதாவது நீங்க வந்து ஒரு இது நபரோட வந்து இப்ப ஒரு 3ஆம் நபரா, ஒரு தோழரா பழகுறீங்க. ஒரு நெருங்கிய தோழர்னா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அவரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும், இல்ல வே உள்முகமாவா ரொம்ப விஷயங்கள பேசாதவராவும், இல்ல வெளிப்படையா பேசுறவரா இருந்தாலும், நெருங்கிய நண்பர்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அவுங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது கூட, ஒரு ஒரு ஆ குறிப்பிட்ட அளவு பேசுவாங்க. அதக்கூட அவுங்க பேசுறத நிப்பாட்டும்போதே தெரிஞ்சிரும். அவுங்களுக்கு ஏதோ ஒரு இதுல இருக்காங்கன்னு. அதே இதுங்க வந்து வெளி
ம் ஹு. ம்ஹு ஹூம். ஆ, அ அப்போ நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவங்க அந்த மாரி இன்ட்ரோவர்ட் ஏதோ இருக்கிறத டக்குனு பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியா ஒரு ரிசர்வ் டைப்லயே இருப்பாங்க. அதுதான் அவுங்க வந்து ஒரு சேஃப் ஜோனா வந்து கம்ஃபோர்ட்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. <inhales> அந்த மாரி நேரத்துல அவுங்க டிப்ரெஸ்ட்டா இருக்கிற விஷயம் வந்து. அது நம்மளால அது தெரி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுங்களா? <inhales> இல்ல அத கொஞ்சம் முயற்சி செஞ்சுதான், "ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபுடிக்க முடியுங்களா?
ம். இல்ல அவுங்க அது நமக்கு தெரியும். அவுங்க நம்மட்ட பேசுறத வச்சே சொல்லலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவுங்க வந்து ஒ அ ஒரு நம்ம ஒரு சாப் அப்படி இருக்கிற பட்சத்தில. என்னான்னா, அவுங்க இரு வழக்கத்துக்கு மாறா அமைதியா இருந்தாங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளிய கூட்ட்டு போலாம். எங்கேயாச்சு சாப்பிடவோ இல்ல, எங்கேயாது இந்த மாரி எடங்களுக்கு பொதுவான எடங்களுக்கு கூட்ட்டு போலாம். இல்லன்னா பாத்தீங்கன்னா, அவுங்கட்ட வந்து உ சும்மா பேச்ச தொடங்கலாம். ஆ, என் உன நீ எதுவும் கொஞ்சம் ஆ, அ "என்ன கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்களா?" என்னா, ஏதுன்னு நார்மலா கேட்கலாம். இல்லன்னா, வந்து ஆனா, அவுங்ட்ட வந்து, எதிர்மறையா பேசக்கூடாது. நீய எப்பயுமே இப்படி தான் இருக்கீங்கங்க இந்த மாரிலாம் பேசக்கூடாது.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓஹோஹோ. அதுதான் அதுதான் என்னுடைய அடுத்த சந்தேக ஆ. ஓகே, ஓகே. ஆ, அதான். என்னுடைய அடுத்த சந்தேகமே அதுதான். ஒரு வேள வந்து அ <inhales> பாத்தவோணுமே நமக்கு புரியாத, அந்த மாதிரி நபர்கள் கிட்ட "என்னாச்சு?" அப்படின்றது வந்து அந்த அவுங்கள்ட்டயே கேட்டு <inhales> அதுக்கப்புறம் அவுங்க மனநிலைய புரிஞ்சிக்கிற அந்த மாதிரி பழக்கம் இருக்குங்களா? அது சரிதானுங்களா? <inhales> ஏனா, அவுங்க கஷ்டப்ப கஷ்டமா இருக்காங்க. வந்து ரொம்ப மனஅழுத்தத்தோட இருக்காங்கன்னா, அவுங்க வந்து நம்பகிட்ட சொல்லணும். ஏனா, நம்ம அவுங்களுக்கு ஒரு ரொம்ப நெருங்கியவர்களா இருப்போம். அந்த நேரத்தில. அப்படியே இல்லாம அவுங்க சைலன்ட்டா இருக்கும்போது நம்ம போயி, "என்னா? என்னா?" அப்படின்னு சொல்லி கேக்கிறது வந்து சரிங்களா? <inhales> இல்ல, ஒருவேள கேக்கலனா, <inhales> "என்னான்னு கூட ஒரு வார்த்தை இவுங்க கேட்கல" அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல், தவறான புரிதல் வந்து, அங்கே ஏற் ஏற்படுறதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதானே. இதில எது சரின்னு நீங்க நெனைக்கிறீங்க?
இல்ல. இல்ல. நம்ம அதாவது எல்லாருக்கும் எவ்ளோ நெருக்கமானா இருந்தாலும். நமக்கு அவங்கவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட எல்லைக்கோட்ட வச்சு வாழணும். அ உதாரணத்துக்கு, அவங்க சில நேரங்கள்ல அவங்களோட பிரச்சனைய அவங்க தனிமையிலேயே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தொடக்கத்தில கேட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கலனா "சரி, நம்ம பிறகு பேசிக்கலாம்." அப்படின்ட்டு போறது ஒதுங்கி நிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க பகிர்ந்துக்க வேண்டாம்னு நெனைக்கிறப்ப, நம்ம வந்து அழுத்தம் குடுத்து அத இது வெளியே கொண்டு வரணுங்கன்னு நெனைக்கிறது வந்து தேவையில்லாம வாக்குவாதத்தில தான் வரும்.
ஓஹோ! ம்ஹ்ஹும். ஆஹ. நிச்சயமா, நிச்சயமா. அது அந்தப ஒரு நல்ல புரிதல் இருக்கிற இடத்துல அந்த பிரிவு ஏற்படுறதுக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கும், நல்ல ஒரு இதுவா அமைஞ்சிறும் இல்லையா? அதுக்கு அந்த போய் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி "என்னதான் பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படி தொடர்ந்து நம்ம ஒரு புஷ் பண்ணி கேட்கறது, அது கொஞ்சம் தவறான விஷயம். நம்மளுடைய ம்ஹ்ம்.
ஆமா. கண்டிப்பா, அது போக பாத்தீங்கன்னா, இது அலுவலகத்தில எப்படி பெரிய மேலாளர் எப்படி கீழே கையாளுவாங்கன்னா. ஒருத்தர் வந்து சரியா வேலை செய்யலைன்னா அவர் என்ன கேப்பார் அதுவும் அவர் நல்ல வேலை தொழிலாளி, ஆனா இப்போ சரியா பண்ண மாட்டேங்கிறாருனா அவரை மொத்தமா குறை கூறாம அ "இந்த குறைஞ்ச 1, 1 மாதமா உன்னோட வேலையில வந்து அந்த அளவுக்கு திறம்பட செய்ய மாட்டேங்கிற. ஆனா, நீ பெரும்பாலும் நல்லா வேலை செய்கிற ஆளு, இப்போ எதுவும் பிரச்சனை இருக்கான்னு." கேட்கலாம், அப்படி கேட்கலாம் அவங்களோட உணர்வுகளை தெரிஞ்சுகிட்டு, அவங்களோட வேலையோடய திறன பாத்துட்டு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. ஆ. ஆமா. இது பள்ளிகள்லயுமே நடக்கும். நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து இப்போ வந்து சரியா அந்த இதுல மார்க் கொண்டு வரல அப்பிடின்னா, <inhales> ஆசிரியர்களும் இந்த மாதிரி தான் கண்டு "ஏ இப்போ இந்த மாதிரி ரீசென்ட் அ இந்த எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி மார்க் வாங்கியிருக்க என்னாச்சு உனக்கு?" <inhales> அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்க உணர்வுகள புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க தொடருவாங்க. நெறைய இடத்துல நடக்குது. அது சகஜமான விஷயம் தான். சரியா சொன்னீங்க. <chuckles> ம் அதாவது மற்றொரு உணர்வுகள்ல இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள புஷ் பண்ணாம இருக்கணும். அப்படின்றத வந்து ரொம்ப அழகா தெளிவா பொதுவான ஒரு சில கருத்துக்கள்ல வந்து அழகா சொன்னீங்க. உங்களுடைய இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். மீண்டும் பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.